கொண்டு வந்து கடைசியில வந்து அந்த இடத்த யார் அடைஞ்சாங்கிறது தான் வந்து அந்த கதையோட முடிவாவே வரும்.
ஓ! கதை. அ. <inhales> ஓ! ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க, கேட்க. அதாவது இப்போ நீங்க சொல்றத வச்சு பாத்தா ஒரு, ஒரு வருடம் ஒவ்வொரு சீசன் அந்த மாரி வருது இல்லைங்களா? அது வந்து <inhales> உங்களுக்கு இப்போ கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு அது கதை சொல்லப்பட்ட விதம். அதை தாண்டி சில பேருக்கு பாத்தீங்கன்னா, அதில இரு வர வந்து பாடல்கள் ஆகட்டும் இல்ல, ஒரு இசை ஆகட்டும் அதெல்லாம் பிடிச்சிருக்கும். <inhales> அதே மாரி இப்போ ஒவ்வொரு வருஷமும் நீங்க காத்திருந்து, காத்திருந்து பாத்தீங்களா? அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஆர்வமா இருக்கு இல்லைங்களா? எப்படா வரும்னு அந்த அனுபவம் சொல்லுங்க?
ஆமா, ஆமா. ஆமா. நான் ஆனா நான் பாக்கும்போது அ நான் வ பாக்கும்போது 6 சீசன் வரைக்குமே வந்துருச்சு.
அ. ஓ! ஓ! சரி, சரி அப்போ 6 வருடம் தாண்டி வந்து நீங்க பாத்தீங்க. ஆ சரி, சரி.
அதுக்குமேல 2 சீசனுக்கு தான், நான் காத்திருந்து பாக்க வேண்டியிருந்தது. ஆமா, அதனால என்னா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்க ஆரமிச்சேன். அதில இன்னொன்னு என்னன்னா பேசுற டயலாக்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கும். சில ஒரு சில டயலாக்லாம் பாத்தீங்கன்னா, அவுங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிடுறது இல்ல, ராஜதந்திரம் பண்றது. அ அதில வந்து ஒரு இந்த மன்னர்கள்ல வந்து மன்னரோட மன்னருக்கு வந்து 1 அ மகள், மகன், மூத்த மகன் அதுபோக இளைய மகன் பாத்தீங்கன்னா ஒரு ட்வார்ஃபா இருப்பான். அவன் வந்து அவன ஆளே பாத்தீங்கன்னா ஒரு 2 அடிதான் இருப்பாரு. 3 அடிதான் இருப்பாரு. அதாவது வளர்ச்சி குறைவு.
ஓ! ம். ஓ! சரி, சரிங்க. ஆமாங்க. ம். ம். சரிங்க. ம். சரிங்க. ஓ! ஓ! குள்ளமான மனிதர்கள் மாரி ச அப்படி. ஆ, சரிங்க, ஆ.
ஆமா, ஆமா. அவர் அவர வந்து இவருக்கு பிடிக்காது. யாருக்கு மன்னருக்கு பிடிக்காது. தன்னோட புகழ கெடுக்கிறதுக்காக பிறக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து, அ அவர கொல்றதுக்கே வந்து இவரு ச இது போடுவாரு. சட்டம் போட்டு அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா, அவரு தப்பிச்சு கடைசியில அப்பாவே கொன்னுட்டு போவாரு.
ஓ! ஓ! அப்படி, ஆ. அச்சச்சோ! ஓ. ஓ! சரி, சரி. எந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாரி இருக்கும் போல இருக்கே. <inhales> ஆ சரி, சரிங்க. ஆ.
ஆமா. கண்டிப்பா. அதேமாரி எனக்கு இன்னொரு ஒரு சீரிஸ் வந்து என்னை ரொம்ப ஒரு, அ ரொம்ப மாத்தி யோசிக்க வச்சதுனா, பாய்ஸுன்னு அப்படி ஒரு சீரியல்ல வந்தது. கொஞ்ச வருடங்களுக்கு முன்னால. அது வந்து அது வந்து ஒரு 5 வருடங்கள் ஆச்சு. நான் அமேசான் பிரைம்லலாம் அதை பாத்தேன். அந்த ஓடிடி தளத்துல. அது என்னன்னா நம்ம வழக்கமா வந்து இப்போ சூப்பர் ஹீரோக்கள் படங்கள் பாக்கிறோம். உதாரணத்துக்கு சூப்பர் மேனு, பேட்மேன் வொண்டர் உமன் இந்த மாரி கதைகள்லாம் நம்ம நெறையா பாக்கும்போது என்னன்னா பொதுவா வந்து அவுங்க என்ன மாரி அவுங்க என்னென்ன எல்லாமே நல்லவங்களா காட்டுவாங்க.
ஆ. ம். ஓ! சரிங்க. அது எந்த மாதிரி? ஆ. ஓ! சரி, சரி. அ. ஆ. ஆ, ஆமாமா. நெறைய பாப்போம். ம்.